ஓ! சரி சரி. அ.
எங்க அம்மா செய்ற ஆப்பம் வந்து பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் அப்படியியே வெறும் ஆப்பம்மாவே நம்ம சாப்ப்டர்லாம். தொட்டுக்கு எதுவுமே நமக்கு தேவையே இல்லன்னு வச்சுக்கோங்களேன்.
அடடா! அ இனிப்பா இருக்குங்களா?
ஆமாங்க. இனிப்பா இருக்கும். ஆமா. அப்போ இதெல்லாம் வந்து செய்யும்போது நான் செய்யும்போது அந்த தேங்காய் பலோட வாசம் வரும்போது எனக்கு எங்க அம்மாவுடைய வாசம் இந்த சாப்பாடு வாசம். அப்படியே என் மனசுல வந்து நிக்கும் எனக்கு. அப்படியே அவங்க செஞ்சு குடுத்து நான் சாப்படுற மாரியே எனக்கு ஒரு உணர்வு வரும் எனக்கு.
சரி, சரி. ஓஹோ! அப்ப உடனே என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மாவுக்கு அழைப்புல சொல்லுவீங்களா? ஏதாவது?
ஆமா. ஆமா. ஃபோன் பண்ணி தான் அப்புறம் பேசுவேன். இல்ல அப் அன்னிக் அப்ப பேச முடியாது. சாயங்காலம் அவங்க கூப்பிடும்போது நான் சொல்லுவேன். நானு அம்மா இன்னைக்கு நான் வந்து ஆப்பம் செஞ்சன் மம்மி. அப்ப எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்தது.
ம். ம்.
எனக்கு வந்து நீங்க அந்த செய்யும்போது தேங்கா பால் வாசம் அப்படியே எனக்கு அப்படியியே மனம் எனக்கு வந்துச்சு எனக்கு. அதே மாரி புட்டு பாப்பா கேட்டான்னு செஞ்சு குடுத்தேன். அப்ப புட்டல கூட நம்ம தேங்கா தானே போட்டு சாப்படுவோம். அப்போ அந்த உங்க ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. அப்படின்னு நான் அவங்கள அப்படியே ஞாபகப்படுத்திப்பேன் சில டைம்லலாம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! இந்த புட்டுன்னு சொன்னீங்கீங்களா? அதுலயே வந்து ஒரு 2 விதமா பண்றாங்க. பொதுவா நான் பார்த்த வரைக்கும். இந்த அரிசி மாவு அது மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க? இல்லன்னா வந்து ரவையில பண்ணுவாங்க. நீங்க எப்படி பண்ணுவீங்க?
ம். ம். ம்ஹ்ம். ம். ராகி மாவுல பண்ணருவங்க நானு. ராகி மாவுல வந்து செய்வேன். இல்லன்னா அரிசி மாவு. அப்படி இல்லன்னா இந்த சகப்பரிசி இருக்கு இல்லைங்களா? சகப்பரிசி, கவுனி அரிசிலாம் சொல்றாங்க பாருங்களேன். அதுல கூட நம்ம புட்டுக்கு பண்ணலாம். அதுவும் நல்லாருக்கும். அத அப்படியே காய ஊற வச்சு அத மறுபடியும் நல்லா காய ஒரு காத்தோழுட்டமா ஒரு காய வச்சுட்டு அத பொடியா அரைச்சு, அத கொஞ்சம் தண்ணி தெளிச்சு, அததுலயும் புட்டு செய்யலாங்க. அதுவும் ஒரு வகையான ஒரு வாசனையா இருக்கும் நமக்கு.
ஓஹோ! ஆ. ஆமாமா. ஆமாமா. ஆ. ஓ! பரவாயால்லையே! ம். சரி. இப்ப சில பேர் அந்த ஏலக்காய் அதெல்லாம் போடுறாங்க. நீங்களும் அப்படிதான் பண்ணுவீங்களோ?
ம்.

ஓ! சரி, சரி.
வெள்ளம் துருவி போட்டுபன்னா அது ஒரு விதமா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கொழால செய்வாங்க. எங்க அம்மா அடிக்கடிக் கொழால தான் செஞ்சு குடுப்பாங்க. கொழா புட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஆம்மா. அது செஞ்சு குடுப்பாங்க. நான் பெரும்பாலும் கொழால வெக்க மாட்டேங்க. ஏன்னா, அது ரொம்ப டைம் எடுக்கும்ன்னு சொல்ட்டு வீடு கட்டி பண்ணீர்றது. துணி வந்து கட்டி, வீடு கட்டி அது மேல அந்த ம். இட்லி பாத்தரம் ஆமா. இட்லி பாத்திரம் இல்லனா சாதாரணம் எதோ ஒரு பாத்தரத்துல கூட நம்ம பண்ணிக்கலாங்க. இட்லி பாத்தரம்ல தான் பண்ணணும் அவசியம் இல்ல. ஒரு சாதாரண ஒரு குண்டான்ல கூட தண்ணீ வெச்சுட்டு கூட அது மேல வீடு கட்டிட்டு அந்த அரிசி மாவ போய் ப பரப்பி உட்டுட்டு. அப்டியே மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தா, அதுமே ஒரு நல்ல ஒரு ருசியா இருக்கும் நமக்கு.
ஆமா. கொழா புட்டுங்குவாங்க. எங்க ஊர்ல அப்படித்தான் ஆமா. ஆ. ஆமா. ஆ சரி, செரி. அந்த இட்லி இட்லி பாத்தரத்துல இல்லைங்களா? ஆமாமா. அப்டியா? அ. ம். ஓ! பரவால்லையே! சரி, சரி. இப்ப இது வந்து உங்க அம்மாவுடைய ஞாபகம் வருது அப்டின்றீங்க. வேற ஏதாவது வந்து இது நான் சாப்பிட்டம்ப்பா, இந்த ஊர்ல தான் இது கிடைக்கும். அ இந்த மாதிரி இந்த சாப்பிடும்பொழுது எனக்கு அந்த ஊர் ஞாபகம் வருது. இல்ல இவங்களுடைய ஞாபகம் வருது. அப்டின்னு எத சொல்லுவீங்க?
ம். ஆமா. ம். ஆ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, பலாப்பழம் வந்து நான் ஒரு நாள் வந்து என்னுடைய தோழியோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க வந்து கேரளா சார்ந்தவங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா, பலாப்பழத்தல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜாம் மாரி பண்ணி வெச்சுட்டாங்க.
சரி. ஓஹோ!
ஆமா. அப்போ பலாப்பலா சீசன் இல்லாதப்போ அந்த ஒரு ஒரு ஸ்பூன் ஜாம் அல்லி அவங்க வாயில போட்டுப்பாங்களா.
ஓஹோ! இது வேறையா! சரி?
<chuckles> ஆமா. அப்ப எனக்கு பலாப்பழம் அ அந்த ஜாமோ இல்ல பலாப்பழ வாசனையோ பாத்தீங்கன்னா, எனக்கு அவங்க ஞாபகம் தான் எனக்கு பெரும்பாலும் வரும். நானும் நெறைய வாட்டி யோசிச்சிருக்கங்க. பலாப்பழத்தல ஜாம் பண்ணலான்ட்டு. ஆனா, அது என்னவோ தெரில எனக்கு அது வரவே இல்லங்க. ஒழுங்கா. அவங்க பண்ற அந்த சுவை வரல.
ஓ. செரி. ஓ! ஆமா. அது ஏன்னா ஒரு சில விஷயங்கள். ஆமா. அது அவங்க பண்ணா தான் ஒரு ஒரு விதமா இருக்கும் இல்லையா? ம்.
ம். அவங்க நல்லா அந்த உருளன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வானல் மாருக்குங்க. அதுல பழத்தெல்லாம் பிச்சு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி, தேன் ஊத்தி, நல்லா கிண்டி அது ரொம்ப நல்லா திருட திரட்டிட்டே இருப்பாங்க அவங்க. இந்த பக்கம் ஒரு ஆள் கிண்டுவாரு. அந்த பக்கம் ஒரு ஆள் கிண்டுவாங்க. அவங்க கிட்டத்தட்ட 9, 10 குடும்பம் இருக்காங்க. அவங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாமே. அவங்க எல்லாத்துக்குமே சேத்து செய்வாங்க. அந்த உரல்ல போட்டு அப்டியே கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. மிதமான சூட்ல வச்சு. அது கடைசியா இறக்கும்போது லைட்டா நெய் ஊத்தி, கொஞ்சம் தேன் அதில ஊத்தி, அதுவே நல்ல ஒரு சுவையா தான் இருக்கும். ஆமா. அதுல எக்ஸ்ட்ரா ஒரு தேன ஊத்தி அப்படியியே இறக்கி வைப்பாங்கன்னு வெச்சுக்கோங்களேன்.
செரி. ஓஹோ! ஓ. சரி, சரி. ஓஹோஹோ! நல்லாருக்குமே, ஆமா. ரொம்ப இனிப்பா இருக்குமா?
ஆமாங்க. ரொம்ப இனிப்பு. ஆனா, அது அது ஒரு வகையான ஒரு இனிப்புங்க. அதாவது ஒரு ஏத்துக்கற மாரியான ஒரு இனிப்பு தான் அது. பெரும்பாலும் அச்சிச்சோ. ஏன்னா, இவ்ளோ இனிப்பா இருக்கு? அந்த மாரிலாம் இல்லாம. ஒரு ஏத்துக்கற மாரி ஒரு இனிப்பா தான் இருக்கும். நல்ல ஒரு சுவை நமக்கு குடுக்குங்க அது.
செரி, செரி. அ. ம்.